உணர்வு உணர்வு கரெக்ட்டு தான்.
நம்ம எவ்ளோ கஷ்டப்படுறோமோங்கிற மாரிலாம் நமக்கு தோண ஆரம்பிச்சுடும். அந்த அளவு அந்த வார்த்தைகள் வந்து மனசுக்குள்ள பாஞ்சு நிக்கும் அப்படியே. அந்த அந்த பாடல் வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். அது வந்து சிறமமா இருக்கும். அ.
கண்டிப்பா, கண்டிப் இப்ப நீங்க வந்து ம். குழந்தையா இருக்கும்பொழுதோ, அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ வந்து பாடல்கள் பாடி தூங்க வைக்கிற பழக்கம் இருக்கும். இல்லையா? அப்படி அடிக்கடி நீங்கள் கேட்ட பாடல் எது? இல்லன்னா உங்க குழந்தைக்கு நீங்க பாடிய பாடல் எது?
ம். இருக்கு. நால்னா என் குழந்தைக்கு நான் பாடுன பாட்டுன்னா, ஒரு பழைய பாட்டு தான். ஆனா நமக்கு நம்மளோட வே நிலைமைய சேர்த்து சொல்ற மாரி சில பாடல்கள் அமையும். <tsk> அதெல்லா நம்ம சொல்றது அந்த மாரி சொல்லும்போது நமக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். <tsk> ஒரு பழைய படத்துல தான், நானும் ஒரு பெண் அப்படின்னு ஒரு படம்.
ம். கண்டிப்பா. ம். ஆஹா.
அந்த படத்துல வந்து ஒரு படிக்காத பொண்ணு வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனா அந்த இடத்துல வர வேண்டிய ஆள் கிடையாது. தங்கைய பெண் பார்த்துருப்பாங்க. ஆனா அக்கா வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க. சோ இப்போ ஒரு பெண்ணா வந்து அந்த பொண்ணு சேர்ந்துடுறாங்கபோது. அவங்களுக்கு வந்து சுத்தி நெறைய கஷ்டங்கள் அனுப்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அவுங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. "கண்ணா! கருமை நிற கண்ணா! உன்னை காணாத கண் இல்லையே?"
ஓஹோ! ம். பொருந்தாத இடத்துல அந்த பொண்ணு போய் சேர்றாங்க. ம்ஹ்ம். ம். ஆ.

ஆனா, இப் இன்னும் சில பாடல்களலாம் பார்த்தீங்கன்னா, சொற்கள் ரொம்ப குறைவாக <sniffs> இருக்கும். ஆனா, அதோட பேக்கிரவுண்ட் மியூசிக்ன்னு சொல்லக்கூடிய அந்த பின்னணி இசையே வந்து நம்மளுக்கு வந்து மனதுக்கு ரொம்ப அலாதி ஒரு பிரியத்த குடுக்கும். இப்போ இந்த கைபேசிகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதில வந்து அந்த ரிங்டோன்ன்னு சொல்லக்கூடிய ஒலிப் பாடல் ஒலிக்கிற அந்த மியூசிக்ஸ்லாம் நெறையாவே வந்து வெளி வந்துருச்சு இல்லைங்களா! மக்களுடைய பார்வை வந்து எதை நோக்கி போய் இருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்க?
இப். ஆமா. ஆ. ஆமா ம. ஆ. கண்டிப்பா கண்டிப் மக்களோட பார்வைகள்ன்னு சொல்ல அவுங்களுக்கு எது நெருக்கமா இருக்கோ, அதை மட்டும் தான் அவுங்க பாக்குறாங்கன்ற மாரி, எனக்கு தோணுது. எந்தெந்த பாடல்கள எதுவுமே தேர்வு செய்கிறாங்க நமக்கு இது ஒத்து வருதா, இது வருதாண்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது அவுங்க இப்போ இருக்கிற பாடலும் எப்பவுமே நானு, பக்கத்துலேயே எதுத்தாப்புல கொத்தனார்கள்லாம் வேலை செய்றாங்க. பாட்டு பாத்தா, எம்ஜிஆர் பாட்டு தான் ஓடிக்கிட்
கண்டிப்பா கண் ம் ம் ம். ம்-ம், ம்ஹ்ம்.

பொதுவா பார்த்தீங்க அப்டின்னா, அந்த நீண்ட தூர பயணம், பேருந்து பயணம், இல்ல இரவு நேர பயணங்கள்லாம் செய்யும்பொழுது, அ பல பேருக்கு நம்மில் வந்து இந்த பாடல்கள் வந்து கேட்டுக்கிட்டே போற பழக்கம் வந்து உண்டு. <clicks tongue> அதுல வந்து ஒரு அலாதையான மகிழ்ச்சி கிடைக்கும் அப்டின்னு அவங்க நம்புறாங்க. இன்னும் சில பேரு வெறும் அந்த மியூசிக்னு சொல்லக்கூடிய இசைய மட்டுமே தன்னுடைய வாயில வந்து முணு முணுத்துக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி இப்போ பாடல்கள் அப்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதனுடைய வரிகள் வந்து ரொம்ப முக்கியமா? இல்லன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லக்கூடிய பின்னாடி அந்த இசை சேர்க்குறாங்க இல்லலைங்களா? அது வந்து முக்கியமா? எத பேஸ் பண்ணி அந்த பாடல்கள் வந்து பிரபலம் அடையுதுன்னு நெனைக்கிறீங்க?
பாடல்கள் வந்து பிரபலம் அடைகிறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. அந்த வரிகளும் ஒரு சில பாடல்கள்ல முக்கியமாயிருக்குது. சில பாடல்கள்ல அந்த இசையும் முக்கியமா இருக்குது. என்னைய
ம்ஹ்ம். அப்டி உங்கள கவர்ந்த ஏதாவது ஒரு பாடல் பத்தி சொல்ல முடியுமா?
என்னைய கவர்ந்த பாடல்கள் நெறைய இருக்கு. ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் நான் என்ன நெனைக்கிறேன்னா, நம்மளோட சூழ்நிலைய, அதோட க இணைப்பு ஏற்படுத்துற மாரி ஒரு ஒரு கதைக்களம் இருக்கிற பாடல்கள். <tsk> அந்த நேரத்துல நம்ம என்ன கஷ்டங்கள உணர்றோமோ, அதுக்கு பொருத்தமான பாடல்கள் வந்து நம்ம மனத வந்து மிகவும் நெருக்கமா இருக்குதுன்னு நான் நெனைக்கிறேன்.
கண்டிப்பா, கண்டிப் ம், ம். கண்டிப்பா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பாடல்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இருந்தது. அ இப்போ ஒரு 80கள்ல இப்போ நம்மளுடைய எம்ஜிஆர், சிவாஜி காலகட்டங்கள்லல்லாம் பார்த்தீங்கன்னா, தத்துவ பாடல் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்லாம், பார்த்தீங்கன்னா, தத்துவ பாடல்கள வந்து நெறைய குடுப்பாங்க. என்னுடைய சிறு வயதலயமே என்னுடைய தந்தை வந்து நெறைய தத்துவ பாடல்கள் வந்து வீட்ல சும்மாவே பாடிக்கிட்டே தான் இருப்பாரு. அ அப்ப நானே வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அவர் என்ன பாடுறாரோ அந்த பாடலுக்கு தகுந்த சூழ்நிலை தான் இப்ப நம்ம வீட்ல நிலவுதான்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்குவேன். பட் இப்ப அந்த மாதிரிெல்லாம் எதுவும் கிடையாது இல்லைங்களா? அப்டி உங்களுக்கு கனெக்ட் பண்ண பாடல்கள்னு ஏதாவது உண்டா?
கண்டிப்பா. ஆமா. ஓ! சரி, சரி. ஆமா. <chuckles> கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஆ நெறைய இருக்கு. இப்ப சிறு வயதுல நமக்கு ஏதாச்சும் சில பெரிய கஷ்டங்கள் ஒண்ணும் இருக்காது. ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள கூட நமக்கு அத புரிஞ்சுக்க முடியாது. இல்லையா? அந்த மாரி சமயங்கள்ல. இந்த ஒரு பாட்டு. நானொரு சிந்து, காவடி சிந்து, ராகம் புரிய வில்லன்ட்டு. ஆ. ஆம். அதுல வந்து ஒரு
ம்ஹ்ம். ஆமாமா. ஓ! நல்ல பாடல் அது. ஆமா சொல்லுங்க. ஓ! முடிஞ்சா 2 வரி பாடி கூட காட்டுங்களேன்! நல்லாருக்கு. கேட்கறக்கு. ம்.
<chuckles> இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ! நாரோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ! அப்டின்னு வரும். <tsk> நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் நமக்கு யாருமே இல்லையோ! அப்டிங்கிற ஆமா. அப்டிங்கம்போது எனக்கு என்னோட வி என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனு அப்டின்னு ஆ அ.
ஆமா, ஆமா, ஆமா. ரொம்ப அருமையான வரிகள் அது, ஆமா. ஆமா. <laughs> அதாவது வாழ்க்கையோட அ எட்ஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வாழ்க்கையவே வெறுத்து வேணாம் அப்டிங்கிறவங்கள வந்து இந்த வ இந்த வரிகள் வந்து அவங்கள அப்டியே உருக்கிரும். ஆமா, ஆமா.
கண்டி மனசு கஷ்டமா இருக்கும். நமக்கு பெரிய வ வேதனைகள் பெருசா இருக்காது. ஆனால் இந்த பாட்டு கேக்கும்போது அதிகமான வேதனை நமக்கே நம்ம உணருவோம். <tsk>
இருக்காது.